இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா, நம்ம குழந்தைகளுக்கு சில நிறைய பழக்கவழக்கங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் கண்டிப்பா. அ அந்த பழக்கவழக்கத்தோடு சேர்த்து, சில எல்லைகள்னு 1 இருக்கும், அத வந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும், இந்த எல்லையை வந்து நம்ம தாண்டக்கூடாது, அ இந்த விஷயத்துக்கு எல்லாம் முரண்டு பிடிக்கக்கூடாது இதுதான் 1 லிமிட் அப்படிங்கிற 1 விஷயத்தை வந்து வரையறுத்து சொல்லணும். அந்த மாதிரி நீங்க பிள்ளைகள் கிட்ட வந்து எந்த மாதிரி எல்லைகளை எப்படி கற்பிப்பீங்க?
எல்லைகள்ன்றது நமக்குத் தான் தெரியும், குழந்தைகளுக்குத் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு அம்மா சொல்றாங்க, அதை நாம வந்து பின்பற்றணும் அப்படிங்கற மாதிரி தான் இருக்கும் இல்லையா? அதான் நம்ம 1 சின்ன வயசுலயே நம்ம இது செய்யணும் செய்யக்கூடாதுங்கற 1 தெளிவ நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்துட்டோம்னா, அந்த கற்பித்தல் இருந்தாலே அவங்க வாழ்க்கையில அவங்க என்ன பண்ணனும்ங்கற 1 தெளிவான மனநிலை இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லைகளை வந்து நாம வந்து பெரியவங்களே தீர்மானிச்சா என்ன சொல்லுவோம், "நீ வந்து எனக்கு இதான் லிமிட் ஃபிக்ஸ் பண்றியா?" அப்படிங்கற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பெரிய முரண்பாடுகள்லாம் வரும். அப்ப குழந்தைகள்ட்ட சொல்லும்போது இன்னுமே யோசிச்சு தான் சொல்ல வேண்டியதிருக்கு இல்லையா?
ஆமா. ஆமா. கண்டிப்பா. கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா. கண்டிப்பா. ஆமா, ஆமா. சில பிள்ளைகள்ட்ட நம்ம என்ன பண்ணுவோம்னா, அ சில பெண் பிள்ளைகள்ட்ட பெ க குறிப்பா பார்த்தீங்கன்னா சில பெண் பிள்ளைகள்ட்ட குறிப்பா பாத்தீங்கன்னா பெண் பிள்ளைகள்ட்ட நம்ம கண்டிப்பா சொல்லி வெக்கணும், இது வந்து 1 குறிப்பிட்ட வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா நாம கண்டிஷனா சொல்லியே வெச்சுரணும். அதாவது 1 ட்ரெஸ் உடுத்துறதா இருக்கட்டும், சில ஒரு இடத்துல போய் நிக்கிறதா இருக்கட்டும், சில விஷயங்கள் எல்லாம் நம்ம சொல்லி வெச்சாதான் அவங்க வந்து கொஞ்சம் பாதுகாப்பா இருப்பாங்க. பாதுகாப்பா இருக்குறதுக்கு சில விஷயங்களை எல்லைகளை நம்ம வந்து சொல்லி புரிய வெச்சுதான் ஆகணுங்கிற கட்டாயத்துல இருக்கோம். அப்ப நீங்க அந்த மாதிரி என்ன விஷயத்தை சொல்லுவீங்க? சொல்லுவிங்க?
ம்ஹ்ம். ம். ஆமா. இப்ப என் குழந்தையல்லாம் வந்து 2லருந்து 3 வயசு இருக்கும்போது, "அப்பா அம்மா பேசும்போது குறுக்க பேசக்கூடாது! கொஞ்சம் கவனி" அப்படிங்குற மாதிரி. இப்ப வரைக்குமே அவுங்க அத அப்படியே ஃபாலோ பண்ணீட்டு தான் இருக்காங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, பெரியவங்களுக்கு எல்லாம் என் எதாவது பேசினாலும் சில குழந்தைகள்லாம் போயிட்டு நச்சரிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்ப ஃபோன்ல்லாம் எடுக்கும்போது அந்த மாதிரி தான், இ "அவுங்களுக்கு தான் நாம வந்து முன்னுரிமை குடுக்கணும்" அப்படிங்கிற மாதிரி, அவுங்க மனசுக்குள்ள இருக்கும். அவுங்க கொழந்தைங்க தான். அப்போ நான் சொன்னேன், "முழுக்க நான் உன் கூட இருக்கேன்ல! அப்ப இந்த மாதிரி நான் யார் கூடயாது பேசும்போதோ, இல்லன்னா தொலைபேசி அழைப்பில இருக்கும்போதோ, இல்லன்னா தாத்தா, பாட்டி கூடப் பேசும்போதோ, இல்ல தாத்தா, பாட்டி யார் கூடயாவது பேசும்போதோ, நீ வந்து உள்ள போயிட்டு பேசக் கூடாது. நான் பேசலாமான்னு முதல்ல கேக்கணும்" அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் வந்து, "நீ வந்து டிவி இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணனும்னா நீ முதல்ல அம்மா கிட்ட கேக்கணும். நீ பயன்படுத்திக்கோ ஆனா நீ கேக்கணும்" அப்படிங்கிற மாதிரி. ஆ ஏன்னா, நமக்கு அதுக்கு எல்லைகள் குடுக்கிறது தான், நம்மெல்லாம் யோசிச்சு யோசிச்சு நெறையா விஷயங்கள் செய்ய வேண்டியதா இருக்கு.
ம். கண்டிப்பா. கண்டிப்பா. ஆமா. ஆமா. ம். சரி. கண்டிப்பா. ம். கண்டிப்பா. கண்டிப்பா. இல்ல சில விஷயத்துல நம்ம வந்து அது ஒரு தடையா செய்யன் செஞ்சே ஆகணும்ங்கற மாரி சில சிச்சுவேஷன்க்கு வந்துரும். அப்படி அப்படி தடை எதுமே "இது செய்யவே கூடாது. இது வந்து தப்பு, இது வந்து அப்படி பண்ணவே கூடாது" அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம வந்து, முட்டுக்கட்டை மாரி ஒரு தடையா போட்டாதான், அதை வந்து ஆமா அதை பண்ணா தான் அடுத்த விஷயம் வந்து இப்ப ஒரு தப்பு நடக்காம நம்ம காப்பாத்தலாம். அந்த மாரி ஒரு விஷயமா இருக்கும்போது நீங்க என்னா பண்ணுவீங்க?
அ. ஆமா. தப்பு நடக்காம காப்பாத்தன. நாம நெனைச்சா ஃபோன் குடுத்துடலாம். பிரச்சனை இல்ல, அவங்க பயன்படுத்தட்டும். எப்படியும் எதிர் காலத்துல இதுல தான், அவங்க வேலைகள் பாக்கப் போறாங்க. மேல, மேல படிக்கப் போறாங்க. எல்லாமே பண்ண போறாங்க. ஆனா, அதுக்காக நாம இன்னைக்கு முழுக்க குடுக்க முடியாதுல்ல. பயன்படுத்தாம இரு அப்படின்னு முழுக்க சொல்றது இல்ல. இவ்வளவு நேரம் தான் உனக்கு. இவ்வளவு நேரம் தாண்டிப் போயிட்டேன்னா பிரச்சனை இல்ல. நீ படிக்க வேண்டியது இல்ல. படிக்கனுமா வே நீ வந்து ஃபோன் வேணுமா அப்படிங்கிற மாதிரி. புத்தகமா உனக்கு வந்து தொலைபேசியா நீயே முடிவு பண்ணிக்க, அப்படிங்கற மாதிரி. எப்பவுமே வந்து அப்படி தான். இந்த 2 பொருட்கள வெச்சிருந்தா, உனக்கு எது வேணும், நீயே முடிவு பண்ணிக்க. நீ இன்னைக்கு ஒன்னு தான் வாங்கிட்டு வரணும். நான் பெரிய கடைகளுக்குக் கூட்டிட்டு போனாலுமே, உனக்கானது ஒன்னு. நீயே வந்து தேர்ந்தெடுத்துக்கோ. இவ்வளோ, தான் அப்படிங்கற மாதிரி எல்லாம் நான் சொன்னது உண்டு. அவங்க அழகா சின்னதா இருக்கும்போதே, அழகா ஒன்னே ஒன்னு எடுத்திட்டு வந்து, இது தான் எனக்கு வேணும் அப்படிம்பாங்க. எதையுமே வாங்கி தரமா கூட்டிட்டு வர முடியாது. ஆனா, அவங்க கேக்குறது எல்லாம் நம்மளால வாங்கிவும் தர முடியாது.
சரி. கண்டிப்பா. செரி. செரி. ஆமா. வாங்கியும் குடுக்க முடியாது. ஆனா, அந்த இடத்துல தான் ஒரு தடை மாரி, முட்டுக்கட்டை போடணும்னுல கண்டிப்பா அவசியமா, ஏன்னா, நம்ம கையில எவ்வளவு காசு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆ, இருக்காம "இந்த விஷயம் எனக்கு வேணும்" அப்படின்னு பிடிவாதம் பண்ணும்போது, அந்த இடத்துல ஒரு ஆ, ட அந்த இடத்துல ஒரு தடை மாரி அவங்களுக்கு ஒரு தடங்கலா இருக்கும். ஆனா, நம்ம ஒரு எல்லைய மீறக் கூடாது. எல்லைய மீறி சில குழந்தைகள இப்படி எல்லாம் வளர்க்க கூடாது. அதுங்க போறது, கேக்குறது எல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது அப்படிங்கற ஒரு விஷயம்.
ஆ. ஆ, இல் ம். ஆ, இல்ல நம்ம நம்மளோட விஷயங்கள சொல்லிர்லாம். இப்போ வந்து நம்ம ஒரு கடைக்குப் போறோம். சூப்பர் மார்க்கெட் போறோம்னு வெச்சுக்கோங்களேன். அதுல பாத்தீங்கன்னா, முன்னாடி போன உடனே நெறைய கண் கவர மாரி நெறைய நெறைய இருக்கும். நாம அதுக்குள்ள போயிட்டு உடனே பாத்த உடனே "வாங்கணும்" அப்படின்னா அது உனக்குத் தேவையான்னு பாரு. இல்ல நீ வந்து வேணும்னா வாங்கிக்கோ. ஆனா, அதுக்கு நான் இவ்ளோ வந்து பணம் கொடுக்கணும். நீயே பாரு. நான் எவ்ளோ பணம் கொடுக்குறேன்னு பாரு. நான் முதல்ல ஜிபே இதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி, நான் இப்படி தான் அவங்க கிட்ட சொல்லிக்கொடுக்க ஆரம்பிச்சேன்
ம். கண்டிப்பா, கண்டிப்பா. ம். ம். செரி. பணத்தை நேரா கையில எடுத்துட்டு வந்துருவீங்க.
ஆ, அப்ப நான் இவ்ளோ பணம் கொடுக்கிறேன். இது ஒண்டியில போடலாம். இது வந்து பின்னாடி சேமிப்பு ஆகும். அப்ப உனக்குத் தேவையானது, நீயே வாங்கிக்கலாம் அப்படிங்கற மாதிரி. இன்னொன்னு வந்து, நீ உள்ள போயிட்டு உனக்கு பிடிச்சது ஏதாவது இருக்கும்ல. அத போய் எடுத்துக்கலாம். இவங்க உன்னை வாங்கனுதான் சொல்லுவாங்க. ஆனா, உனக்குத் தான் தெரியணும். நீ என்ன வாங்கணும் அப்படிங்கறத நீ தான் முடிவு பண்ணனும். நீயே முடிவு பண்ணிக்கோப்பா. இது வேணும்னாலுமே இல்லன்னா, உள்ள நெறைய டாய்ஸ் இருக்கும். போய் பாரு அப்படிங்கற மாரி.
ம். ம். கண்டிப்பா. கரெக்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்தப் பிள்ளைகள்ட்ட வந்து கொஞ்சம் நம்ம சொந்தக்காரங்க, உறவுக்காரங்கலாம் இருப்பாங்க தெரியுமா? ஆமா. அவங்ககிட்ட பழகும்போது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட உள்ள உரிமைகளை வந்து, அவங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா குழந்தைங்கதானே!
ஆமா. ஆமாமா.
அ அப்ப வந்து டேம், அ அதாவது போயிட்டு என்ன கேப்பான்? "இத எனக்கு வாங்கி தர்றீங்களா?" அதாவது இப்ப எனக்குத் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, எங்க அண்ணன் பையன் பார்த்தீங்கன்னா, அ இப்ப நான் நான் குடுப்பேன்ல. இப்ப அவ அவனுடைய அத்தை நான். அ அதனால என்ன பண்ணுவேன்னா போகும்போது வரும்போதுலாம் ஏதாவது ஒண்ணு குடுத்துட்டு வருவேன். அப்ப என்ன பண்ணுவான்னா இப்ப சரி. யார் வந்தாலும் அவனுக்கு என்னன்னா, எது முக்கியமான உறவுகள்? யாரு? அப்படிங்கறதலாம் அவனுக்குத் தெரியாது இல்லையா? குழந்தை. அ அப்ப அவங்க என்ன இப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் நம்ம ஆன்டி, ஆன்டின்னு கூப்பிட்டு பழகிருச்சுங்க பிள்ளைங்க. அப்ப எந்த ஆன்டியா இருந்தா என்ன? அப்படிங்கிற ஒரு கணக்குல தானா வரும். அ அப்ப ஒருத்தங்க வரும்போது எங்க வீட்டிலேயே அது நடந்துச்சு. ஒருத்தங்க கெஸ்ட் வர்றாங்க. பிஸ்கட்டு அது எல்லாம் வாங்கிட்டு வர்றாங்க. அப்போ போகும்போது என்ன பண்றான்? "நீங்க எனக்கு இத வாங்கிட்டு வந்தீங்களா?" அப்படின்னு ஒரு உரிமையோட போய்க் கேக்குறான்.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஆமா. ஆஹ ஆமா. ஆ. அச்சச்சோ. ஆ!
அ, அப்ப அவனுக்கு அந்த விஷயங்கள் புரியல ஏன்னா இங்க குழந்தைதானே, அதுகளுக்கு ஒண்ணுமே புரியாது அப்ப அந்தச் சமயத்துல நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம எடுத்துச் சொல்லுவோம். இந்த மாரி, அ, யாரு யாருகிட்ட கேட்கணும், பொதுவா வந்து இந்த வீட்டுக்கு யாரும் வரவுங்கள்ட்ட எடுத்தெடுப்புலயே போயி இந்த மாரி போய்க் கேட்டுற கூடாது, அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிய வைக்கணும். நீங்க அந்த மாரி உங்களுக்கு ஒரு சூழ்நிலை வந்திருக்கா?
ஆஹ. இல்ல அந்த மாரி சூழ்நிலை இல்ல. நான் வந்து அப்பாவும் அம்மாவும் சொன்னாதான் வந்து சில விஷயங்கள சாப்பிடவே செய்வான் என் பையன்.
ம்.
அ ச சோ கேப்பாங்க முதல்ல. நான் இதை சாப்பிடட்டுமா? இந்த மாரி தர்றாங்க அப்படிங்கிற மாரி கேப்பாங்க. எல்லா விஷய உடனே இவங்க ஒருத்தவங்க கொடுத்தாங்கன்னா சாப்பிடுற பழக்கம் இல்லை. ஏன்னா பள்ளிகள்லயும் நமக்கு அது வந்து அறிமுகப்படுத்திறாங்க. நாம கூட செய்யறதில்ல அத. பள்ளிகள் என்ன பண்றாங்கன்னா குழந்தைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க சாப்பிடுறாங்களான்னு தெரியாது. ஒரு சில குழந்தைகளுக்கு ஒரு சில உணவுகள் பிடிக்காது. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா யாரும் யாரு கூடயும் எதையுமே பகிர்ந்து கொள்ளக் கூடாது அப்படிங்கிற மாரி பள்ளிகள்ல அதை வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க. நாங்க வீட்டிலேயுமே அதே ஆ ஆமா. ஏன்னா சிலருக்கு எல்லாம் வந்து அலர்ஜி எல்லாம் இருக்கும் இல்லையா?
ம். ம். ஆமா. ஆ. ம். ஓ, யாரர்ட்டயுமே பகிர்ந்துக்கக் கூடாதா? ம். ஆமா, இவங்க சாப்பிடுற சாப்பாடு வந்து அந்தச் சில பேருக்கு ஒத்துக்கிறாது. ஒத்துக்கிறாதுனாலயா?
ஒரு சிலருக்கு ஆ ஒத்துக்குற மாரி நறைய பிரச்சனைகள்லாம் பள்ளிகள் சந்திச்சிருக்கும். அதில இருந்து அந்த மாதிரியான விதிமுறைகள்லாம் விதிச்சிருப்பாங்க இல்லையா? அதனால பள்ளிகள் அறிமுகப்படுத்திட்டாங்க. அதுக்கு முரடே இங்க வந்து அவங்க அத்தை, மாமா எல்லாம் வந்தாங்கன்னா எடுத்துட்டு வந்து வச்சாலும், என் மகன் போய் உடனே எடுத்து சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இல்ல. யார்கிட்டயும் போய் யாராவது கொடுத்தாலுமே இப்பெல்லாம் ஆசிர்வாதம் பண்ணா பணம் கொடுத்தாலே, "அப்பா கிட்ட நிறைய இருக்கு, அம்மா கிட்ட இருக்கு. நீங்களே வச்சுக்கோங்க பாட்டி" அப்படிங்கிற அளவுக்கு
ஓ. ம். ம். ம். ம். ம். அ. பரவாயில்ல. நல்ல ஒரு பழக்கவழக்கமா இருக்கே. எ
அ அந்த அந்த மாதிரி, "இது ஏன் எனக்கு வேண்டாம்? அப்பா, அப்பாவோ அம்மாவோ பார்த்துப்பாங்க, இல்ல அம்மாவே பார்த்துப்பாங்க" அந்த மாதிரிதான் சொல்றாங்க. யார்கிட்டயும் போய் எதையும் வாங்கி இவங்க எடுத்திட்டு வந்ததெல்லாம் போய் கேட்க மாட்டாங்க.
ம். ம். சரி சரி. பரவால்ல.
ஏன்னா நாம அதுக்கு, தெரியல எப்படி பழக்கப்படுத்தணும்னு தெரியல. இயல்பாவே நாம யார்கிட்டயும் எதையும் வந்து அ ஷேர் தான் பண்ணணும். "நீ உன்கிட்ட இருக்கிறதை கொடுக்கணும். வாங்கும்போது கொஞ்சம் யோசி" அப்படிங்கிற மாரி தான் நாங்க சொல்லிக் குடுத்திருக்கோம்.
கண்டிப்பா. அதேமாரி பார்த்தீங்கன்னா, இந்தத் பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம வயசுல பெரியவங்க இருக்காங்க இல்லயா! நம்ம நம்ம மாமனார், மாமியார் இவுங்க எல்லாம் இருப்பாங்க. இப்ப அவுங்ககிட்ட பார்த்தீன்னா ரொம்ப அதாவது எப்படி சொல்றது? ஓவர் செல்லம் சொல்லுவாங்கல்ல. அ அந்தமாரிலாம் ரொம்ப அதாவது சொல்லுவாங்க, "செல்லம் கொடுத்தே கெடுக்காத!" அப்பிடின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வந்து நமக்கு சொல் நமக்கு பொருத்தமா இருக்காது. இது அவுங்களுக்குத்தான் பொருத்தமா இருக்கும். அதாவது என்ன கேட்டாலும் வாங்கிக் குடுக்கிறது, எதைக் கேட்டாலும் செய்யிறது. அ ஒரு திட்டு நம்ம ஒரு எதாவது பேசினாகூட அப்பிடி சொல்லாத! அப்பிடி செய்யாத! அப்பிடி செய்ய அப்பிடி சொல்லுவாங்க. இப்ப அந்தமாரி இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? குழந்தைங்களுக்கு எப்பிடி சொல்லுவீங்க?
ஆமா. ம், ம். ம். ஆமா, ஆமா. ஆ. ஆமா, ஆமா. அந்த மாதிரி இருக்கும்போது, அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னா, நான் என் மகன்கிட்ட சொல்லிர்றது, "பாட்டி என்ன வளக்கும்போது இப்பிடிலாம் வளர்க்கவே இல்லப்பா"
ம்.
"இப்பதான் வந்து உனக்காக பாசமா இருக்கிறதுனால இப்பிடிலாம் சொல்றாங்க. ஆனா நீயே முடிவு பண்ணிக்கோ! எது சரி, எது தவறு அப்பிடின்னு. ஒருவேள உனக்குத் தோணுச்சுன்னா, நீ வந்து மன்னிப்பு கேட்ரு, நான் வந்து மன்னிச்சிடுவேன். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் விளையாட்லாம்" அப்பிடிங்கிறமாரி.
ம். ம், ம். இப்ப இப்ப வய அந்தப் பொண்ணு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அப்பிடி இருக்கு. ரொம்ப இன்னும் சின்னப் பிள்ளைங்களா இருந்தா நம்ம எப்பிடி சொல்லி அது புரிய வைக்க முடியும், கஷ்டம்தானே?
இல்ல நீ இல்ல அது கஷ்டம்தான். பெரியவங்க தான் புரிஞ்சுக்கணும். ஒரு வயதுக்கு மேல நம்மளால போய் சொல்லவே முடியல. ஒரு குட்டியா இருக்கும்போதெல்லாம் சொல்லவே முடியாது. அது அவுங்க பேரப்பிள்ள அப்பிடின்றமாரி விட்டுட்டு தான் வந்துருவேன் நானா.
முடியாது. கண்டிப்பா. கண்டிப்பா. ஏன்னா அது என்ன ஆகுதுன்னா கடைசில அந் ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பாங்க.
உறவுமுறைக்குள்ள சிக்கல் ஆயிடும். அம்மாவே சொன்னாலுமே, என் மாமியார் கூட வேண்டாம். என் அம்மாவே வந்து தப்பா எடுத்துக்கிறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாம் வந்துரும் இல்லயா!
ம். எங்களுக்கெல்லாம் வந்துருச்சு அந்தமாரிலாம். எங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, திட்ட முடியாது. ஏன்னா நம்ம பெத்தவங்க, அவுங்கள ஒன்னும் சொல்லவும் முடியாது. ஆனா குழந்தை வந்து இருந்து பாழாப்போகுமே! அப்ப நாம என்ன பண்றது? சொல்லித்தானே ஆகணும். ஏன்னா புரியாத குழந்தைக்கு ஒன்னும் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆனா இந்த நேரத்துல அவங்கள
அதான். ஆமா. அவுங்களுக்கு அவுங்களோட பாசத்தை எப்பிடி காட்டணும், நம்ம வந்து வயது ஆயிடுச்சே! நாம ஏதாவது பேரப்பிள்ளைங்களுக்கு செய்யணும். அவுங்களுடைய தவிப்பு வேற மாதிரி. அதுல இருந்தா தான் தெரியும்ன்னு நினைக்கிறேன்.
ம். ஆமா. கண்டிப்பா. ஆமா. அப்பிடி இருக்கும்போது நம்ம வந்து அந்தக் குழந்தைகள் வந்து கொஞ்சம் சொல்லி விளக்குறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாத்தானே இருக்கு. நீங்க அதச் சந்திச்சிருக்கீ
இல்ல நம்ம சின்னக் குழந்தைகளே சொல்லிட்டோன்னா, பாட்டி என்னய இப்பிடி வளத்தாங்க. நானா பெருசாயிதேன், இப்ப நான்லாம் நல்ல இடத்துல இருக்கேன். அதேமாரி தான் அப்பாவையும், பாட்டி அடிச்சிதான் வளர்த்தாங்க. குட் னா குட், பேடு னா பேடுன்னு சொல்லிடுவாங்க. அதனாலதான் அப்பா இவ்ளோ பெரிய இடத்துல வேல பாக்குறாங்க தெரியுமா? அப்பிடி கேப்பேன். ஓ! அப்பிடியா! குட் செஞ்சா தான் கெடைக்குமா இதெல்லாம்? ஆமா, ஆமா.
ம். ம். ம்ஹ்ம். அதாவது எப்பிடி சொல்லி புரிய வச்சி புரிய வைக்க முடியுமோ! அந்தமாரி நீங்க ட்ரை பண்ணுவீங்க.
அப்ப அவ்ள தான். அவுங்கள அவுங்க லெவலுக்கு நம்ம இறங்குனாதாங்க உண்டு.
கண்டிப்பா. எந்த அளவுக்கு நீங்க இறங்கிப் போவீங்க?
இல்ல. அவுங்கள புரிய அளவுக்கு அவுங்களுக்கு பிடித்தமானது என்ன? ஏ அப்பிடிங்கிறத கனெக்ட் பண்ணி எதாவது சொல்லமுடியுமா? அந்தமாதிரிதான்.
ம். அந்தமாரி சொல்லி எதாவது வாங்கிக் கொடுப்பீங்களா? அந்தமாரி நான் செய்யறேன், இதச் செய்யிறியா? அப்பிடின்ட்டு.
அப்பிடி சொல்டன்னா, டீல் பேசுறமாரி ஆயிப்போயிடுமே!
ஆமா, அதத்தான் கேட்கிறேன். எப்பிடி நீங்க இது பண்ணுவீங்க?
அந்தமாதிரியிலாம் பண்ணமுடியாது. சில நேரங்கள்ல அதெல்லாம் பண்றது உண்டு. இந்தமாரி படிக்கிற வேலைகள்லாம் நீ செஞ்சு முடிச்சிட்டேன்னா, இத த பண்ணித்தர்றேன், உனக்காக நான் இத செய்றேன். அப்பிடிங்கிறமாதிரி சொல்ற நாட்கள்லாம் உண்டு. ஆனா எல்லா இடங்கள்லையும் அத வந்து, செய்ய முடியுமான்லாம் தெரியல. படிக்கிறதுல மட்டும் பரிசு உண்டு, இத
ஆமா. ஆமா. கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா. அத நானும் ஃபாலோப் பண்ணிருக்கேன். ஆமா.
ஆ, அதுக்கு மட்டும் பரிசு உண்டு. நீ வந்து நல்லா வந்து இந்த இன்னக்கி ஹோம் ஒர்க்க பண்ணு. இத முடிச்சிட்டன்னா
ம், ம்.
கிளாப் பண்ணுவோம். முதல்ல அப்பிடிதான் ஸ்டார்ட் பண்ணும்.
ஆமா, கண்டிப்பா. ஏன்னா அது, அவுன்
அதுக்கு அப்பறம் ஸ்டிக்கர்ஸ் அதுக்கப்பறம் ஸ்டார்ஸ் அதுக்கப்பறந்தான் எல்லாம் கிப்ட் அப்பிடி போகுது.
ஆமா. அ அ இப்ப நீங்க அத ஸ்டார் ஸ்டார் பண்ணி குடுப்பீங்களா? இல்ல கையில போட்டுடுவீங்களா?
அ கையில போட்டு விடுவோம். அதுக்கப்பறம் நெறைய ஸ்மைலி ஸ்டிக்கர்ஸ் மாரிலாம் இருக்குல்ல. அப்பிடியே வச்சோன்னா, நம்ம கையில வந்து நல்லா அழகாவே இருக்கும். அத வச்சிட்டு நான் வாங்குறேன். நான் வாங்குனேன் அப்பிடின்னு அவுங்க அப்பா வந்தவுனே காமிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்பறம் போர்ட்ல ஸ்டார் போட்றது, இதெல்லாம் பண்றீங்க அப்பிடிங்கிறமாதிரி.
அப்பிடியா? ம். ம். அ பரவாயில்ல. அதாவது நீங்க வந்து பிள்ளைங்கள்ட வந்து ஒரு எப் எந்த அளவுக்கு சொல்லி புரிய வைக்கணுமோ! அந்தமாரி சொல்லி நான் புரிய தான் வப்பேன், அப்பிடின்னு ரொம்ப அழகா வந்து இந்த எல்லைகள எப்பிடி கற்பிப்பேன், ரொம்ப சிறிய எளிய வழிகள வந்து என்ட்ட ரொம்ப சந்தோஷமா பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றிங்க.
ம்ஹ்ம். நானும் என்னுடைய அனுபவங்கள உங்கக்கிட்ட சொன்னேன், உங்களுடன் பேசியதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி.